இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம நிறைய விளையாட்டு விளாண்டுட்டு விளாண்டிருப்போம். இப்பயும் நேரம் கெடச்சா கொஞ்சம் கொஞ்சம் வெளயாட்டுலாம் விளையாடுவோம். அப்படி பார்க்கும்போது பள்ளி காலத்தில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன? அது யார் கூடலாம் சேர்ந்து விளையாண்டீங்க? அது இன்னும் உங்க நினைவில இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
அஹ கண்டிப்பா. இப்போ பள்ளிக் காலத்தில பார்த்தீங்கன்னா, பள்ளியில விளையாண்ட விளையாட்டுக்கள்லாம் அது பொதுவா அந்த ஆசிரியர் சொல்லித் தருவாங்க. ஆனா, எனக்கு வீட்ல விளையாண்ட விளையாட்டுக்கள் தான் ரொம்ப நினைவில இருக்கு. அ அதுவும் எங்க வீடு எப்படின்னா, அப்போ அந்த வாடகைக்கு வீடு வந்து வரிசைகளா இருக்கும். கீழ 3 வீடு, மேல 3 வீடுன்னு. நாங்க முதல் தளத்தில இருந்தோம். அப்போ அங்க பக்கத்தில இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்லேயும் பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அதில எல்லாரும் எங்களோ என்னோட நண்பர்களா தோழிகளா இருப்பாங்க, என் தம்பி வயது ஒத்தவங்க இருக்கறவங்கலாம் அவனோட விளையாடுவாங்க. இப்படி நாங்களே ஒரு பெரிய ஒரு குழுவா இருப்போம். அதனால இந்த வார இறுதி நாட்களா இருந்தாலும் சரி, இல்ல மாலை நேரமா இருந்தாலும் சரி, விளையாட்றதுக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு கேங்கே வந்து சேர்ந்துருவோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அ நாங்கலாம் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறதுனால, என் தம்பி அவனோட ஈடுக்கு இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நல்ல வேல வாங்கிறது, விளையாடும்போது அதிகாரம் செய்றதுன்னு, ஆ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஓடி பிடிச்சு விளையாடுறது, அப்போ கண்ணாம்மூச்சிலா நல்லா விளையாடலாம். ஏன்னா, எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் போயிட்டு வருவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமா தான் இருப்போம். யார் வீட்ல யார் போய் ஒளியறதுன்னே தெரியாது. அப்புறம் கெணறு இருக்கும். அது பின்னாடி கொஞ்சம் செடிகள்லாம் இருக்கும். அங்கலாம் போய் ஒளிஞ்சு விளையாட்றது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ஓஹோ! ஆமா. சூப்பர்ங்க. ம்ஹ்ம். ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. இந்த இன்னொரு இ அ அதாவது பக்கம் பக்கம் வீட்லலாம் போய் உள்ளே ஒழிஞ்சு விளையாடும்போது, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க வீட்ல என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்குறது. <laughs> அந்தமாரி உங்களுக்கு இருந்துச்சுங்களா! நாங்க நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். அவுங்க என்னன்ன வச்சுருக்காங்க என்னன்ன பொருள் வச்சுருக்காங்க. அதுவும், ஆ, முக்கியமா நான் எந்த இடத்துக்கு போவேன்னா, அவுங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லேங்களா! அங்கே தான் நான் போவேன். அங்க போய் என்னென்ன வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு லுக் விட்டு வந்துருவேன் நானு. உங்களுக்கு <chuckles> அந்தமாரி வழக்கம் இருக்குங்களா?
<laughs> ஓ! <laughs> <laughs> இல்ல. நீங்க சொன்னப்ப தான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு கவனிச்சனான்னு தெரியல. ஆனா, சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம கண்கள ஈர்க்கும். அதாவது இப்ப அம்மா விட அவுங்க வந்து கொஞ்சம் இந்த அ மேக்கப் சாதனங்கள்லாம் வச்சிருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் எதுவுமே பயன்படுத்தினது இல்ல. அப்போ கீழ் வீட்ல அந்த புதிசா ஒரு திருமணமாகி ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப அந்த அக்கா ரொம்ப அழகழகா உடைகள் வச்சிருப்பாங்க. அழகாக வந்து மேக்கப் சாதனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதலாம் எங்ககிட்ட காட்டவும் செய்வாங்க. ஆ, சில நேரம் போட்டுல்லாம் விடுவாங்க. முதல் முறையா அவுங்க தான் ஐ லைனர் லாம் எனக்கு போட்டு விட்டுருக்காங்க. எங்க அப்பா, அம்மால்லாம் பயங்கரமா திட்டி <laughs> முதல்ல போய் கழுவ அழிச்சுட்டு அப்பிடில்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அ அந்த மாதிரியெல்லாம் நினைவுகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிறம் கேட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். டிக் டிக் யார் இது? அப்பிடின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து இந்த நிறம்ன்னு சொல்லிருவாங்க. சொல்லிட்டு ஒரு கத்திட்டு எல்லாம் ஓடுவோம். அப்போ இந்த காம்பவுண்ட்ல யார் வீட்டுக்குள்ள போய் அவுங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க. அதப் பிடிச்சு இழுப்போம்., <laughs> அவுங்களுடைய காயப் போட்டிருக்க துணியப் பிடித்து இழுப்போம், <chuckles> மடிச்சு வச்சிருக்கிறத கலச்சிருவோம். அந்த சேட்டை தான் பத்தாதுனு, ரோட்ல நடந்து போவாங்க. அப்பல்லாம் வண்டிகள் இருக்காது. அ ஒண்ணு வந்து சைக்கிள்ல யாராவது போயிட்டு இருப்பாங்க, இல்ல நடந்து போவாங்க. நாங்க ஓடுறத பார்த்தே அவுங்களுக்கு புரிஞ்சிரும். "ஐயய்யோ! இந்த நிறத்துக்காக தான் வராங்க." அப்பிடின்னு, அவுங்களே கொஞ்சம் அதிர்ந்துருவாங்க. ஓடி போய் அவுங்க சே <chuckles> சேலை முந்தானையோ! இல்ல ஷர்டையோ! போய் தொடுறது. தொட்டுட்டு அப்புறம் கத்துறது அது வேற இவுங்க வந்து பார்க்கணும். பார்த்தா தான் நம்மள விடுவாங்க. ஏன் நான் அந்த நிறத்த தொட்டுட்டேன் அப்பிடின்னு கத்தி விளையாடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் மறக்க முடியாத ரொம்ப அழகான நினைவுகள்னே சொல்லலாம்.
ம்ஹ்ம். ஓஹோ! ஆமா. அ, அ. <laughs> கண்டிப்பா. ம். இப்போ அந்தமாரி விளையாட்டு நானும் விளையாண்டுருக்கேன். அப்போ என்னாச்சு கொடில துணி காய போட்டிருந்தாங்க. அந்த துணிய போய் வயலட் கலருன்னு நினைக்கிறேன். அத போய் தொடன்ற சாரி போட்டிருந்தாங்க. அதை போய் தொடன்ற பேர்ல போய் எல்லாரும் ஒரே அடியா போய் அந்த சாரீ பிடிச்சி இழுத்து <laughs> அந்த கம்பி விழுந்து புரியிறதில்ல. ஆமா. அதுக்கப்புறங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு நாங்க அந்த விளையாட்டே விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன். பயம் வந்துச்சு எல்லாத்துக்கும்.
ஆர்டர். எல்லாருக்கும் அடி விழுந்துச்சா! <laughs> அய்யி கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கும் இந்த மாரி அனுபவம் இருக்குதான். அ அதாவது அவங்களே கொஞ்சம் உரிமையாவே திட்டுவாங்க." ஏன் இப்டி பண்ணினீங்க?" எனா காய போட்ட துணில கை வச்சு அழுக்கே பண்ணிட்டீங்கன்வாங்க. நமக்கு அப்ப விளையாட்டு சுவாரஸ்யத்துல என்ன என்ன பண்ணோம் கையில மண் இருக்கா? அதெல்லாம் கவனிக்காம நெறைய சேட்டைகள் பண்ணுவோம். எங்க அம்மாக்கு யாராவது எங்கள ஏதாவது சொல்லிட்டா கூட கோவம் வந்துரும். அப்போ இனிமே போகவே கூடாது. விளையாடவே போகக்கூடாதுன்னுவாங்க. ஆனா மறுநாள் மறந்துருவாக <chuckles> நாங்களும் போயிருவோம். அதெல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கும். அது எப் அந்த கால விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒத்துமையா சேர்ந்து விளையாடுற மாரியான விளையாட்டுகளா தான் இருந்திருக்கு.
ம். ம். கண்டிப்பாங்க. ம். அந்த போட்டி, பொறாமை அந்த மாரிலாம் இருக் இருக்கும். ஆனா அப்போ இருக்கும் அத மறந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் நம்ம அதே மாரியே ஒண்ணு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுருவோம் இல்லைங்களா? ம்.
ஆமா, இப்ப வந்து வெளியே போய் விளையாடுற மாரியான சூழ்நிலை பிள்ளைகளுக்கு இல்ல. இப்ப வீட்லேயே அவங்கள விளையாட வைக்க வேண்டியதா இருக்கு. நெறைய இன்டோர் கேம்ஸ் தான் இப்ப விளையாடுறாங்க. அப்போ வந்து "இன்டோர் கேம்ஸ்னா என்னன்னே தெரியாது" <chuckles> விளையாடனோம் அப்டினா வீட்டுக்கு வெளியே தான் இருப்போம். அந்த மாரி வெளியே விளையாடுறது தான் ரொம்ப நல்லாருக்கும்.
கண்டிப்பாங்க. இப்போ இந்த மாரி விளையாட்டு வெளையாடும்போது, அ எதா சண்டைகள்லாம் வந்திருக்குங்களா? சண்டை வந்து, அது ஒரு அம்மா, அப்பா வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டு, அந்த மாரிலாம் வந்திருக்குங்களா?
ஆ அதுவும் நடந்திருக்கு. என்னான்னா, ஒரு வாட்டி, அ எல்லாரும் இந்த மாரி விளையாடும்போது, அ ஒருத்தங்க வந்து உன்னொருத்தங்க மேல விழுந்து, ஆனா அழ அது தெரியாம விழுந்தது தான். அதுல ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டுருச்சு. அப்போ வந்து அந்த 2 வீட்லயும் அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. இது வேணும்ன்ட்டே பண்ணல. நாங்களும் போய் சொல்றோம். இல்ல இல்ல தெரியாம தான் நடந்ததுன்னு. அப்போ ஆனா வந்து அவுங்க ரெண்டு பெரியவங்களும் ரொம் சண்டையிட்டு மாதக்கணக்குல அவங்க பேசிக்கல. அதுக்கப்பறம் வந்து, கொஞ்சம் நாள் ஆகி அவுங்க ஏ ஏதோ எதார்த்தமா பேசி, அப்பறம் தான் அது சமாதானமா ஆச்சு. அந்த மாரி ஏதாவது அடிபட்டுருச்சு, இது எதாவது ஒரு பிள்ளைக்கு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, அவுங்க பெற்றோர்கள் வந்து உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. அது விளையாட்டில நடந்தது, தெரியாம நடந்ததுலாம் பாக்கவே மாட்டாங்க அப்போ. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான்.
அச்சச்சோ! கண்டிப்பாங்க. ம். இப்போ அ விளையாடும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தோழிகளுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். "ஏய்! இவ என் ஃப்ரெண்டுப்பா. யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. நீ எது பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படீன்ற மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரில்லாம் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்து, அந்த ஃப்ரெண்டுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீட்டு, அந்த ஃப்ரெண்டு உங்கள சப்போர்ட் பண்ணீட்டு அந்த மாரிலாம் நடந்திருக்குங்களா?
<laughs> அ கண்டிப்பா. இப்போ என்னென்னா அப்போ தான் அந்த கிரிக்கெட்லாம் பிரபலமான நேரம்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தான் விளையாடுவோம். எங்க வயத ஒத்த எல்லோருமே! அப்போ இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த பேட்டிங்க்கே விடமாட்டாங்க. "போ! நீ போய் அங்கே ஓரத்தில நில்லு" அப்படின்னுவாங்க. அப்போ என்னோட தோழியோட அண்ணன் அதில் இருப்பாரு. அப்ப என் தோழி வந்து "இல்ல, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நீ வாய்ப்பு கொடுன்னு" அடம் பிடிப்பா! நானே "பரவாயில்லடி வேண்டாம் நான் போய் பவுண்டரி லைன்லே நிற்கிறேன்னுவேன்." "இல்ல, இல்ல நீயும் விளையாடு வா! இத ஏன் நம்ப ஏன் விடணும்?" அப்பிடின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நாங்க விளையாடுவோம். ஆனா, ஒழுங்கா ரன்கூட அடிக்க மாட்டோம். அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த உரிமை பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி, அந்த பேட்ட கையில வாங்குனா தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நாங்களும் கஷ்டப்பட்டு விளையாடுறோம்ல்ல அப்ப எங்களுக்கும் பேட்டிங் கொடுக்கணும்." அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த நினைவுகள்லாம் இருக்கு இன்னமும்.
ஓஹோ! கண்டிப்பாங்க. இப்போ இந்த விளையாட்டு பள்ளிக்காலத்து விளையாட்டுனாவே, இந்த இந்த ஒரு விளையாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த சமையல் செஞ்சு விளையாடுற விளையாட்டு. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
<laughs> ஆமா. இந்த சொப்பு சாமான்ல என்னன்னா, எங்க அம்மாவுக்கே அது ரொம்ப பிடிக்கும். அ அதில வந்து இந்த எவர் சில்வர்ல வேற அழகழகா வாங்கிக் கொடுத்துருவாங்க. எங்க பாட்டி வீட்டிக்கு பின்பக்கம் நிறைய இடம் இருக்கும். மரங்கள் எல்லாம் இருக்கும். நாங்க அங்க போயிட்டு, "சமையல் எல்லாம் செய்றோம்." அப்பிடின்னு சொல்லிட்டு, உண்மையாவே அந்த அப்ப எல்லாம் விறகு அடுப்பு பின்னாடியும் தனியா வச்சிருப்பாங்க ஒரு அடுப்பங்கரை. அது வந்து சாதம் வைக்கவோ! இல்ல சுடுதண்ணி வைக்கவோ! பயன்படுத்துவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல மத்த சமையல்லாம் நடக்கும். அங்கேருந்து வந்து இந்த கங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அத பத்த வச்சு, அப்போ எங்கள் சித்தி மாமாக்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அவுங்க கொஞ்சம் அப்போ இளம் வயதில இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு, ஒரு வாட்டி வேக வச்சு அப்பிடியே ஒரு சாதத்தையே பாதி அளவுக்கு வேக வச்சுட்டோம். சரி குழம்பு வைக்க காய் வேணுமேன்னு என்ன பண்ணோம். அங்க இருக்க மரங்கள்ல இருக்க என்ன விஷயம் எடுத்து போட்லான்னா, ஒரு காய் மாதிரி இருந்தது. சரி ஏதோ காய் விளஞ்சிருக்கு அத பிச்சு போட்டு அப்புறம் வீட்டில் இருந்து புளி, மிளகாய் தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்து திருடிட்டு வந்து <laughs> பாட்டி ஊற வச்சதில இருந்து அதெல்லாம் போட்டு. கொதிக்க விட்டுவிட்டு அ நல்லவேளை கொஞ்சம் சாப்பிடறதுக்கு முன்னாடி வாழை இலை எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி அதை எடுக்கப் போகும்போது பாட்டி வந்து கவனிச்சிட்டு சித்திக்கும் மாமாவையும் துரத்துறாங்க. குச்சி எடுத்துட்டு. என்னென்னா, இந்த அரளி பூ இருக்கும் இல்லயா! அந்த காயை எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சிருக்காங்க அவுங்க.
அச்சச்சோ! <laughs> <laughs>
<laughs> "அத நீ குழந்தைகளுக்கு வேறு கொடுத்திருப்ப. இந்த அறிவு கூட இல்லயான்னு." ஒரு கம்பு எடுத்து துரத்துறாங்க. எங்களுக்கு ஒன்னும் புரியல. ஐயோ! செஞ்சோமே கஷ்டப்பட்டு அத சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நாங்க வருத்தத்தில இருந்தோம். அது வந்து ரொம்ப நினைவில இருக்கு. அதற்கு அப்புறம்,
இப்ப இது உண்மையாலுமே செஞ்சீங்களா? உண்மையாலுமே அடுப்பு மூடி செஞ்சதுங்களா?
ஆமா, ஆமா, உண்மையாவே அடுப்பு வந்து மூட்டி அதான் சொல்றேனே! சாதம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த பாதி வேக்காடு அளவுக்கு இருக்கு. ஏனா, அந்த எவர்சில்வர் இது அ அது வெ உண்மையாவே சூடாகும். நல்லா அதுக்கு ஆனா அடியில ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. அது வேற விஷயம் ஆ பாட்டி ஊற வச்ச அரிசி எடுத்துட்டு வந்து வேக வச்சாச்சு. புளி எடுத்துட்டு வந்து அரளி காயப்போட்டு குழம்பே வச்சாச்சு <laughs>
ஓ! ம். <laughs> அச்சச்சோ! அரளிக்காயின்றம்போதே எனக்கு க பயமா இருக்குது. எப்பிடிங்க, அதுக்கப்புறம் எதுவும் யாரும் சொல்லலயா! அந்த பாத்திரத்த என்ன பண்ணீங்க? அந்த குழம்பு வச்ச கு பாத்திரத்த?
அது ரொம்ப ஞாபகம் இருக்கு. அத பாட்டில்லாம் தூக்கி குப்பையிலேயே போட்டுட்டாங்க அந்த பாத்திரத்தோட அ எப்பிடி இதில குழந்தை ஏனா, அம்மா வேற நம்பி விட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா அவ்ளதான் கோவக்காரவங்க எதாவது தெரிஞ்சா அவ்ளதான்னு பாட்டிக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் சித்தியும், மாமாவும் அழுதாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி இந்தமாரி விளையாட்ணுனா, முதல என்ன கேட்கணும் கிச்சன்லேருந்து எதா எடுத்தேன்னு வை கேப்பியா அப்பிடின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு 100 முறை பாடம் எடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவுல இருக்கு. ஆமா <laughs>
ஐயய்யோ! அடடடா! ம். இப்போ இந் மாரி விளையாடும்போதுங்க நெறையா பிரச்சனைகள்லாம் வரும் இல்லயா! அதாவது அ நீங்க உங்க மாமா கூட, சித்தி கூட விளையாண்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இ இருந்திருப்பாங்க. அப்ப நெறையப்ப அப்ப அவுங்க சொல்லலயா, ஏய் இரு! மிளகாத்தூள் எங்க வீட்லருந்து எடுத்துட்டு வரேன். வெங்காயம் நான் எங்க வீட்லேருந்து எடுத்துட்டு வரேன். ஏன்னா, எனக்கு அந்த நினைவுகள் இருக்குது. ஏன் நான் என்னுடைய விளையாட்டு காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு வாட்டி பிளாஸ்டிக்ல தெரியாம சமச்சிட்டோம்.
<laughs>
அது சமைச்சு எல்லாம் உருகி கீழே ஊத்திருச்சுங்க. <laughs> ஆனா அன்னக்கி அ, அ அந்த சமையலுக்கு வந்து எல்லாருமே பாடுபட்டோங்க. எல்லாருமே அவுங்க அம்மா வீட்ல இருந்து அதுமே பெரும்பாலும் அந்த 3 மணிக்கு தான் நாங்க செய்ய ஆரம்பிப்போம். அப்பதான் எல்லா வீட்டிலேயும் அம்மாக்கள் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அப்புட்ன்னாதான், திருட்டுத்தனமா எல்லாத்தையும் மிளகாய்த்தூளு, எண்ணெய், கடுகு எல்லாம் எடுத்துட்டு வர முடியும். ஆனா, அது உருகிடுச்சு. அந்த மாரி உங்க இதில வந்துட்டு இந்த, அ ம் சமத்துவ சாப்பாடு, எல்லா வீட்லருந்தும் எடுத்துட்டு வந்து ஒரு கலவைமாரி, அந்த மாரிலாம் செஞ்ச அனுபவம் இருக்குங்களா?
அடடா! ஆ மா. ஆமா ஆமா இருக்கு. இது பாட்டி வீட்லம்போது, எப்பவுமே சித்தி, மாமா இப்ப நானு அக்கா, தம்பி. நாங்களே ஒரு 5 பேர் இருக்கிறனால நாங்க மட்டும் விளையாடுவோம். அ இப்ப நான் நீங்க சொன்ன மாதிரி எப்பன்னா, அ கரெக்டா அந்த அம்மாக்கள்லாம் தூங்குகிற நேரம், இல்ல மதியம் அந்த ஓய்வு எடுப்பாங்க. அப்போ வந்து பண்ணியிருக்கோம். மாடியில வந்து வீடே இருக்காது. அ ரொம்ப காலியா தான் இருக்கும். இப்ப இந்த 6 வீட்ல இருக்க எல்லா குழந்தைகளும் சேந்து அமைதியா வீட்ல ஒண்ணு ஒண்ணா அடிசிச்சுட்டு வருவோம். அ அதுலயும் என்னான்னா, நான்ல்லாம் அந்த அரிசிய வந்து மொதலயே ஊற வச்சிருவேன். அப்ப தான் வேகுன்ற ஒரு அறிவு வேற இருந்திருக்கு. ஊற வச்சு ஒரு ஆமா, தொலைக்காட்சிக்கு பின்னாடி அத ஒழிச்சு வேற வச்சிருவேன். ஏன்னா, அம்மா கண்ல பட்றக்கூடாதுன்னு, அதுக்கப்புறம் எல்லாரும் மத்தவங்கல்லாம் ஆளு ஆளுக்கு என்னென்ன சொல்லி வச்சாங்களோ! எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு போயி மாடில வந்து ஒரு பகுதில மட்டும், ஒரு சின்னதா ஒரு ரூம்மாரி இருக்கும். அது ஒரு ஓலை வீடு வேற! நாங்க இந்த பக்கம் வந்து, அ நெருப்பெல்லாம் மூட்டி, அந்த அடுப்பெல்லாம் இது பண்ண ட்ரை பண்றோம். ஆனா, அது வந்து காத்துக்கு அப்பிடியே பறக்குது அந்த இதெல்லாம். அதை பாத்துட்டு எதிர் வீட்ல வந்து ஹவுஸ் ஓனர். அவுங்க எப்டின்னா, தனியா ஒரு பெரிய ஒரு பங்களா மாரி, அந்த காலத்திலேயே இருந்தது. ஆ எதித்தாப்பில இருந்த வீடு தான் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அவுங்க வந்து, மாடில அவுங்க மாடியிலருந்து பாத்தா, எங்க மாடி நல்லா தெரியும். நாங்க பண்ற வேலையெல்லாம் அமைதியா கவனிச்சிட்டு, பொறுமையா இறங்கி அவுங்க ரொம்ப நிதானமா தான் பேசுவாங்க. பொறுமையா இறங்கி வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. "இந்த ஓலை மட்டும் பத்திருச்சுன்னா, அவ்வளவு தான். என்ன ஆகுன்னு யோசிச்சீங்களா!" அப்பிடின்னு, அவுங்கள பாத்தாலே நாங்க வேற பயப்படுவேன். ஏன்னா அம்மாலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு ஏதோ பெரிசா தப்பு பண்ணிட்டோமோன்னு அலறி அடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஓடுறோம். அவுங்களுக்கே புரியல! ஏன் இவுங்கல்லாம் நம்மள பார்த்து இப்பிடி பயப்படுறாங்கன்னு. ஏன்னா, அம்மாக்கள் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க இல்லயா! அப்பல்லாம் வீடு காலி பண்ண சொல்லிடுவாங்களோ! அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அப்பறமா அவுங்க வந்து "ஏன் இப்பிடி குழந்தைகள பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. நான் அவுங்களுக்கு புரிய தான் வைக்க போய் பேசினேன். ஆனா இப்பிடி அவுங்க எல்லாம் கத்திட்டு ஓடுறாங்க" அப்பிடின்னு வந்து எங்க அம்மாட்டயும் பேசி, அதுக்கப்புறம் எங்க அம்மா "அப்பிடியா! அ இல்ல இல்ல அவுங்க தப்பு செஞ்சாங்க இல்லயா! அதனால பயந்துட்டாங்கன்னு சொல்லி" அம்ன்ப்பிச்சுட்டாங்க. ஆனா, அன்னக்கி அடிச்சாங்க பாருங்க! அடி. "மாடிக்கு போயி இப்பிடி நெருப்பு மூட்டுவீயா!" நெருப்பு மூட்டுவீங்களான்னு அடியோ! அடின்னு அடிச்சாங்க. அதுக்கு அப்புறம் இந்த தொலைக்காட்சி பின்னாடி உன்னொரு நாளும் ஒழிச்சு வச்சு, மாட்டி அப்பயும் நல்ல அடி கிடச்சது. இதெல்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கிறது.
பாருங்களேன்! <laughs> ஓஹோ! அடடா! அச்சோ! கண்டிப்பா கண்டிப்பா. ஓஹோ! <laughs> அ, அ. ம், ரொம்ப அருமைங்க. அடி வாங்கினதுக்கு அருமை. <laughs> உண்மையாலுமேங்க, ர ஒ பள்ளிக் காலத்தில வந்து நெறைய விளையாட்டு விளையாண்டுருப்போம். அதுவும், ஸ்கூல்ல வெளையாடுறத விட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்ல வெளையாடுறது, இன்னும் என்னைக்குமே, அது அப்பிடியே பசுமை மாறாம நம்ம நெஞ்சில அப்பிடியே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும் உங்களுடைய அனுபவங்கள எங்கிட்ட பகிந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
<laughs> ஆமா. உங்களோட பேசுனதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.